அப்படீங்களா? சரி, சரிங்க
அ. அதுவே எல்லாம் அபூர்வமா இது எப்படி அமைஞ்சுது? அப்படி இந்த பத்திரிக்கை குடுக்கப்பலாம் அப்டி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப உங்களுக்கு அந்த திருமணம்ன்றகுள்ள போயிருமா? அப்படின்னு எனக்கு நாலாம் நம்பிக்கைக்கேயே விட்டுட்டேங்க எனக்கு. <chuckles> இப்படி உங்க. ஆமா! இத நானே சொன்னேன் அவங்கள்ட்ட "எனக்கெல்லாம் இது வேணாம். இது இவ்ளோ கஷ்டப்பட்டு போராடிலாம் இத பண்ண வேணாம்." அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க வந்து, என்ன உ இ நான் இப் நான் பின் வாங்குனாலும் ஆனா அவங்க பின்னே வாங்கலங்க. அதுதான்.
ஓ! கண்டிப்பா, நல்லாயிருக்கு! நீங்க சொல்லம்போது! புரியுது, புரியுது. ம். கண் ஓ! நல்ல ஒரு காதல்கள்.
<laughs> ஆமா. எங்க
இதுதான். இந்த மாரி கெடைக்கறது அபூர்வலங்க. சில பேர்லாம் வந்து அ தாய், தந்தை பேச்ச நான் கேட்குவன். என்னதான் இருந்தாலும், அவங்க பேச்ச நான் கேட்டுட்டு தான் நடப்பேன். அவங்க சம்மதம் இல்லாம, நம்ம கல்யாணம் நடக்காது. அப்டின்னு சொல்ற காலத்துல? அவங்க நீங்களே வேண்டாம். ஒரு முடிவு நீங்களும் பின் வாங்கியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும், நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அவங்க எதுவும் இல்லாம அவுங்க உங்களுக்காக நின்றுருக்காங்க. அது பெரிய விஷயம்ங்க!
கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பாங்க. ரொம்ப பெரிய விஷயந்தான் நானும் சொல்லுவன். அவங்களும் வந்து நான் எனக்கு வேணாம் கல்யாணமே வேணாம். அவங்க வீட்ல வேணான்னு சொன்னப்ப "கல்யாணமே வேணா! நான் எங்கேயாவது போயடுறேன். என்னையெல்லாம் தேடிறாதீங்க!" அப்டின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தான், அவங்க வீட்ல எறங்கியே வந்தாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! சரிங் ஓ! சரிங் அவங்களுக்கு இது இத தவிர்த்து, வேற ஒரு எதுவும் பிரச்சனை இல்லையா? நீங்க வந்து ஒரு சொத்துக்காக தான் வரீங்களோ! அந்த மாரி ஒரு எண்ணம் தவிர்த்து, வேறு எதுவும் பிரச்சனை உங்களுக்குள்ள, "இந்த பொண்ணு வேணாம்." அப்டின்ற மாரி கேட்கற அளவுக்கு இருந்துச்சா? இல்ல வே அவங்களுக்கு அந்த காதல் திருமணம் மேலேயே ஒரு ஈடுபாடு இல்லாம இருந்துச்சா?
ம். அ காதல் திருமணம்ன்னா, அது வந்து செட் ஆகாது. ஏன்னா, இப்ப இருக்கற காலகட்டத்துல எல்லாம் பிச்சுக்கிட்டு போறாங்க. <chuckles> அந்த மாரி ஒரு எண்ணம். அதுனால ம், அ அந்த ஒரு இது.
ஓ! சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. அப்புறம் நீங்க எப்படி அந்த பாதைய கடந்து வந்தீங்க உங்க கல்யாணத்துக்கு? அடுத்து, அங்க எப்படி வ நகந்து வந்தீங்க?
<laughs> ம். அதுக்கப்புறம் ஒண்ணு, ஒண்ணா எல்லாமே சண்ட தாங்க. எது எடுத்தாலும், நீ போட்டிக்கு, நான் போட்டிக்கு. "நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். கோயிலோடயே பிச்சிட்டு போயிருவேன்." அந்த மாதிரி அவங்க வீட்ல சொன்னாரு. "எங்க வீட்ல நாங்க ஆடம்பரமா பண்றோம் தான். முழுக்க முழுக்க செலவு, எங்க வீட்ல பண்ணிட்டாங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க போங்க." அப்டின்ட்டு. இப்டியெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி
சரி. ஓ. ச ஓ! சரி. ஓ! சரிங்க. இப்ப உங்க கணவரு பக்கம் கணவரு மட்டுந்தானா? கூட பெறந்த சகோதர், சகோதரிகள் அந்த மாரி
ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் அய்யோ! அவங்க வீடு நமக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது ம். ஓரளவு சொல்லி பாப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்படியே அழுது, இது பண்ணி, அப்டி ஆனா, ஒரு வழியா சம்மதிச்சுட்டாங்கங்க. அதுதான் ரொம்ப அதுதான் ந <chuckles> நடக்காதுன்னு நான்லாம் நெனச்சன். எங்க வீட்டு சைடுல, எங்க அம்மா போராட்னாங்க! அவ்ளோ போராட்னாங்க, எனக்காக.
ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண் ஓ! சரி.

ஓ! சரிங்க, சரிங்.
அப்புறம் அந்தக் கல்யாணம் அந்த என் தாலி ஏறிச்சு பாருங்க. அப்பதான் எல்லாம் கையெடுத்து கூப்பிட்டாங்க. எங்க உறவினர்கள் எல்லாம். ஏன்னா, அவ்வளவு சண்டை வந்துச்சு. அப்ப
கண்டிப்பா, கண்டிப் ஓ, கல்யாணம் கல்யாணத்துக்குச் சண்டையாங்க. கல்யாணத்துலயும் சண்டை நடந்துச்சு.
அஹ கல்யாணத்துல சண்டை நடக்கல. அந்தத் தாலி கயிறு எப்ப ஏறும்ன்ற ஏன்னா, அவ்ளோ சண்டை வந்துச்சு.
ஓ, சரிங்க. ஓ, சரிங்க, சரிங்க சொல்றது புரியுது. ஆ.
ஒரு மனநிம்மதி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பெருமிதமா இருந்தாங்க. அந்த நேரம்.
கண்டிப்பா. நீங்கச் சொல்றதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல <tsk> எப்படியோ சுமூகமா ஒரு கல்யாணம் திருமணம் முடிஞ்சுடுச்சு அப்டின்ற ஒரு சந்தோஷத்துல எல்லாரும் அந்த ஒரு ஆனந்தத்துல இருந்தாங்கன்னு சொல்ல வர்றீங்க.
ஆமாங்க. எப்படியோ கடந்து இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. எந்தத இதும் இல்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ, கண்டிப்பா. இந் இப்போ எந்தப் பிரச்சனையும் அவங்களால உங்களுக்கு இல்லையா? அதுக்கப்புறமும் உங்களுக்கு அவங்களால எந்த ஒரு இடையூறோ ஆம் எதுவும் இல்லையா? ஏன்னா நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துப் பண்ணி இருக்கீங்க. அந்த மொதறி நேரத்துல அவங்க அடுத்த அடுத்த நேரத்துல உங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்களா? அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. கல்யாணம்ன்றது முடிஞ்சுருச்சு. ஆ இனி அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க தான் நம்ம மருமக அப்படின்னு ஆயிட்ட பிறகும், உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு ரிஸ்க்லேயே போன மாரி அதாவது உங்க கணவர் இல்ல அவங்களோட குடும்பத்துனால உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கோட போற மாரி இருந்துச்சா? இல்ல ஒரு ஆ பரவால்ல! இ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு, இப்போ எவ்வளவோ மாறிட்டாங்க அப்படின்ற மாரி இருந்துச்சா?
ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா ஆமா. ஆமா. <chuckles> ரொம்ப சவாலா தாங்க இருந்துச்சு. மாமனார் கூட அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. அவரு நல்லா பொண்ணு மாதிரி தான் வந்து என்னிய வந்து இருந்தார். ஆனா அவங்க இருக்காங்க பாருங்க. ஒரு சீப்பு ஒளிய வெக்குறதும், என் பியுரோவ வந்து நான் சும்மா கண்ணாடி பாக்க தான்ங்க போயி நின்னேன். அதுக்கு அப்புறம் மூடுனாங்க நான் நிக்கறேன்னு பார்த்து ஏதோ என்னையத் திருடி மாதிரி. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ம்க்கும். அப்ப
சரிங்க. ஓ. சே ஓ. சரிங்க. ஓ. ஓ. புரியுதுங்க. ஆனா நீங்க வேற ஊரு. அவங்க வேற ஊரு அப்படின்ற மாரி இருந்தீங்களோ! கல்யாணம் திருமணதுக்கு.
அவங்க ஒரே ஊர்ல தான் இருந்தோம் 2 பேருமே. அப்புறம் அவங்க வீடு கட்டிட்டு வேற ஊரு மாறிட்டாங்க.
ஓ! ஒரே ஊர்ல இருந்து தான் நீங்கச் சமூக வலைத்தளம் மூலமா காதலித்து திருமணம் பண்ணி இருக்கீங்க.
ஆமா. அப்பத் தான் நம்மளுக்கு நேரடியா பார்க்கவும் முடியும்.
ஓ சரிங்க, சரிங்க. ஏன்னா வேற, வேற ஊருன்னா கூடத் தெரியாது. ஒரே ஊரு. ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. அது எப்படி நீங்க வந்து ஆ பா பாக்கும் போது எல்லாம் உங்களுக்கு அது ஒரு பெருசா தெரிலயா? ஏன்னா வீட்டுல யாராவது பாத்துருவாங்க. அவங்க வீட்டுல யாராவது பாத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம, நீங்கப் போய்ப்பாக்குறது அந்த மாரி எல்லாம் உண்டா?
ஆமா. அது கஷ்டம்ல. ஆ. ஆ. காதல் அப்ப அப்ப வந்து எங்க எங்க ஊர் சைடு போனாதானே நான் மாட்டுவேன். அவங்க வீடு சைடு கிடையாதே அன்ன மாதிரி என்ன ம்.
ஓ. சரி. அந்த ஒரு மாதிரி கிடையாதுன்றதுனால, பா பாத்து இது பண்ணி இருக்கீங்கன்றீங்க. இப்ப அதனால
ஆமாங்க. நான் தான் போய் என வேலையும் அங்குட்டு அமைஞ்சத. அதனால நான் தான் அப்படியே போயி போயிட்டு அப்படியே பாத்துட்டு அப்புறம் வேலைக்குப் போய்ருவேன்.

அ அப்படியே மாத்தி, முக்காடுல்லாம் போட்டு பேக்க இருக்கதெல்லாம் அள்ளிக்கிட்டு கொண்டு போய் உட்டோம் பாருங்க. என்ன ஒரு 6 மாசம் தாங்க ஒண்ணா வாழ்ந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஏதோ லேபக்குன்னு சொல்லி திருப்பி ரீஜாயின் மாரி பண்ணாங்க. "இது சரியில்ல, அது சரியில்ல. எனக்கு பிடிக்கலன்ட்டு" விட்டுட்டே வந்துருச்சு இந்த பொண்ணு.
ஓ! சரிங் அச்சச்சோ! ஓ! சரிங்க. அச்சச்சோ! இப்போ உங்களுக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரலையா? ஆ ஏன்னா உங்கள ஆ இது அந்த ஆ சொல்லுங்க.
ஐயோ! வந்துச்சிங்கன்றேன். வந்துச்சி. ம். வந்து என் கேமரால பாத்து போலீஸ்லாம் அங்க அம்மா அப்பா வந்து என் பொண்ண காணும் அப்டின்ற மாதிரி சொல்லி போலீஸ் வந்து இதுங்க 2ம் தான் பண்ணுச்சுங்க எங்க இந்த ஹெச்ஓடி எல்லாமே மாட்டிவுட்டாங்க வேற. இங்க எங்கள தனியா உக்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
அச்சச்சோ! அச்சச்சோ! அப்டியா. ஓ! காலேஜ்லயே வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா? இல்ல ஸ்டேஷனுக்கு அந்த மாரி கூட்டிட்டு போய் பண்ணாங்களாங்க?
இல்ல காலேஜ்லயே தான் அந்த மாரி விடமாட்டோம் அப்டின்னு சொல்லிட்டாங்க நல்ல வேலை கல்லூரில. அதனால ஒரு ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு, மகளீர் தான் அவுங்க இந்த மாரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. விசாரிச்சாங்க. "ஏன் இப்படி பண்ணீங்கது தப்பா தெரியலையா? இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இப்ப அவங்க பாரு அவங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே! அப்படி இப்டின்னு" எங்கள அட்வைஸும் பண்ணாங்க. எங்களுக்கு தெரியாது சார் அவங்க ரெ அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனால நாங்க இது பண்ணோம் அப்படின்ட்டு நாங்களும் சொன்னோம். "ஆனா இது தப்பு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இப்ப வாழ்க்கை எப்படி போயிறச்சு பாருங்க" அப்படின்ட்டு அவங்களும் எங்களுக்கு அட்வைஸ்
கண்டிப்பாங்க. ஆ சரிங்க. சரிங்க. கண்டிப்பா, கண்டி இந்த விஷயத்த வந்து பெ உங்க பெற்றோர்கள் கிட்ட எதுவும் அவுங்க சொல்லலையா? கல்லூரி சார்பாவும். ஆ.
ஆ. சொன்னாங்க சொன்னாங்க நான் 2 நாள் கல்லூரிக்கே போல. அந்த அளவுக்கு திட்டும், அடியும் வாங்குனேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? நம்ப இருக்க சூழ்நிலைக்கு. அப்படி இப்டின்ட்டு பேசினாங்க. எல்லாருமே எங்கள எ அந்த கல்லூரிக்கே எங்கள தெரிஞ்சிருச்சுங்க. இங்க இதுங்க இவ் இப்படி ஒரு காரியத்த பண்ணுச்சுங்க அப்டின்னு.
அச்சச்சோ. கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> ஒரு மாஸான ஒரு இதுல போயிருக்கீங்கன்னு நெனக்கிறேன் அப்போ?
ஆமா. சரி என்ன தான் நடக்குன்னு பாப்போன்ட்டு அந்த பொண்ணு வாழ்க்கைய நெனச்சு இந்த மாரி ஒரு ரிஸ்க்
ம். ரொம்ப ரொம்ப துணிச் தாங்க உங்க 2 பேத்துக்கும். அவுங்கள சொல்றத விட உங்க 2 பேத்துக்கும் நான் பெரிய துணிச்சல் தான் சொல்லலாம். ஏன்னா, ஒரு ஹாஸ்டல்ல கேமரா எல்லாம் இருக்கு, இவ்ளோ ரூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க ஒரு உதவி இருக்கீங்க. அவுங்க கொஞ்சம் நல்லா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் அந்த வலி தெரிஞ்சிருக்காது. ஆனா, அவங்க இப்படி வந்தது உங்களுக்கு பெரிய வலியா இருந்திருக்கும்ல?
ஆமா, கண்டிப்பா. ம். <smacks lips> ஆமா. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ய அதுவும் ஒன்னா வாழ்ந்துட்டு வந்து "நல்லாருக்கேன்" இந்த மாரி சொன்னா பரவால்ல. இப்படி இல்ல இவர புடிக்கல பிரிஞ்சுட்டேன் அப்டின்ந்து அசால்டா. அப்ப நம்ம பட்ட கஷ்டம்லாம் என்னகுறது.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஆமா. இவ்ளோ ரிஸ்க் நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்து அவங்க 2 பேருக்கும் ஒரு வாழ்க்கையை குடுத்தா, அவங்க ஒரு ஒரு பய பக்தி இல்லாம ஒரு இது இல்லாம அ வந்துஅ அசல்ட்டா வந்து "அவ்வளதான் முடிஞ்சுச்சு" அப்படின்ற படம் முடிச்சுட்டு வந்த மாரி சொல்லிட்டாங்கன்ற மாரி இருக்கு எனக்கு பாக்க. <chuckles>
ம். ஆ. அதேதாங்க கரெக்ட்டா சொன்னீங்க. அதேதான். இதே தான் நடந்தது. <chuckles> ரொம்ப கஷ்டமா போச்சு.
கண்டிப்பா, கண் கண்டிப்பா. உங்க கிட்ட நீங்க உங்களோட காதல் அனுபவத்தையும் சரி, உங்க நட்பு அனுபவத்தையும் சரி, ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. அ ஒரு படத்த பாத்த மாரியே இருந்துச்சு நீங்க சொன்ன விஷயத்த கேக்கும்போது எனக்கு உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மீண்டும் ஒரு இதுல சந்திப்போம். நன்றி.
உங்களுடன் பேசியதற்கு நன்றி.

ஓ! சரி, சரி. அப்போ வேலையை தொடர்ந்த பிறகு உங்கள் காதல் திருப்பித் தொடங்கிடிச்சு. இப்ப அவங்களுக்கு
<laughs>
எந்தப் பிரச்சனையும் இல்லையா அங்க? இப்ப உங்களுக்குன்னு எந்த ஒரு வேற ஒரு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு.
ஆஹாம், இல்லீங்க. அவங்க நல்லாதான் பாத்துக்குறாங்க. இப்ப வந்து நாங்க தனியா தான் இருக்கோம். ஏன்னா வந்து, இவரு வந்து அஹ் வேலைன்றதுனால வந்து வேற ஊருக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அஹ்
ஓ, சரிங்க. ஓ, சரிங்க, சரி. இப்போ எப்பயாச்சும் அந்தப் ஊருக்குப் போகும்போது அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, ஏத்துக்கிட்டாங்க.
ஆஹா, இப்ப இல்லீங்க. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டாங்க.
ஓ, சரி. அந்த மாதிரி நட்பு ரீதியா இந்த மாதிரி எங்க உங்களுக்கு எதாச்சும் அ, ரிஸ்க்கான அனுபவங்கள் எதாச்சும் உண்டா?
ம். அஹ் நட்பு. ஆமா, இதுல வந்து இருக்குங்க. இது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். அந்த நட்பு என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க, இப்ப வந்து ஒரு என்னோட ந கல்லூரியில தான் ஒரு பொண்ணு. அந்தப் பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா வந்து, சமூக வலைத்தளங்கள் இருக்கு பாருங்க. அதுல வந்து ரொம்ப ஒரு அதிக கவனம் இழுத்து இருந்துச்சு. அதிகமா அந்தப் பசங்கள்ட பேசுறதும் இந்த மாதிரி ஒரு இதுல இருந்துச்சு. அப்போ வந்து அந்தப் பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில போயிட்டு, அஹ் மாட்டிக்கிச்சு. என்னன்னா, அந்தப் பொண்ணு வந்து ஒரு பையன லவ் பண்ணி இருக்கு. சரி, அது ரொம்ப வருஷமா லவ் பண்ணுதான், சரி நல்லாதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னாங்கன்னு நினைச்சு, எங்க கல்லு கல்லூரி கல்லூரி, எங்களோட வகுப்பு யாருக்குமே தெரியாம அந்தப் பொண்ணு நாங்க, நானும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து போய் ஹாஸ்ட்ட்ல் தான் அந்தப் பொண்ணு தங்கி இருக்கும். அங்க இருந்து கூட்டிட்டு போய் முக்காட எல்லாம் போட்டுட்டு வெளியில அனுப்பிச்சி விட்ருவோம். அந்தப் பையன்னோட ஓடிப் போறதுக்கு.
கண்டிப்பா. ஓ, சரிங்க. ஓ, சரிங்க. ஆமா. அந்த பொண்ணுக்கு ஓ, சரிங்க, சரிங்க. ஓ, சரிங்க. ஓ, சரிங்க. ஓ, சரி, சரி. இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற, ஒரு தோழியா இருந்து உங்களால முடிஞ்ச ஒரு எ உதவியா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இருக்கீங்கன்னு சொல்றீங்க. <chuckles>
ஆஹ், ஆமா. சரி வா, நல்லா வாழ்ந்தீன்னா, உங்க வீட்ல அந்தப் பையன் வீட்டுல கொஞ்சம் ரிஸ்க். ஆனா, 2 பேருமே ஒரே காலேஜ் தான். ஒரு ஸ் அவங்க சீனியர். 2 பேருமே நல்ல டாப்பர்ங்க, அந்த காலேஜ்ல. ஆனா 2
ஆ, ச ரிங்க, சரிங்க. ஓ, சரிங்க. ஓ, சரி, சரி. ஆனா இந்தத் அ தோழி வந்து உங்களுக்குக் கல்லூரி க ப தோழியா? இல்ல பள்ளி பருவத் தோழியா?
இல்லல்ல, கல்லூரியில தான் தோழியா இருந்தாங்க. ஆ, ரொம்ப ஆமா, ரொம்ப க்ளோஸ். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து அது கேமரால பாத்துட்டாங்க எங்கள.
ஓ, சரிங்க, சரிங்க. அ. அச்சச்சோ! அ. நீங்கப் படிக்கிற காலேஜோட ஹாஸ்ட்டல் தானா? இல்ல தனியா ஒரு ஹாஸ்ட்டல் மாதிரியா அது?
ம். இல்ல கால-கல்லூரியில உள்ள தான். அப்போ தானே மாத்தி சரி, ஏன்னா அந்தப் பொண்ணு ஹாஸ்ட்டல். நாங்கல்லாம் வந்து இது. வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி. ஆஹ்.
ஓ, சரிங்க. ஓ. நீங்க வீட்டுக்கு போற ஒரு இது அவங்க கல்லூரி. அ ஓ. ஆனா நீங்க அந்த ஹாஸ்ட்டல்குள்ளயும் போலாம். உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடை இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த அள
அப்படியே எங்க ஆஹா, அந்த அனுமதி கிடையாது. நாங்க வெளியிலே நின்னுட்டு இருந்தோம். ஐடி கார்டுல வந்து மாத்திக்கிட்டோம். புளூ கலர்ன்னா வந்து, இது வீட்டுக்கு போயிட்டு வர்றது. அஹ் ரெட்னா வந்து, அங்க தங்கி இருக்க மாதிரி.
அ. ஓ, சரிங்க, சரிங்க. ஓகே. புரியுது. புரியுதுங்க.